ஓகே. நீங்க இப்போ முக்கியமான விஷயமே உங்க நீங்களும் உங்க கணவரும் அத எப்டி ஃபீல் பண்ணீங்க? அங்க என்ன நடந்துச்சுங்கிறது தான் சுத்தி இருக்கிறவங்கத கூட அப்புறம் பேசிக்கலாங்க.
கண்டிப்பாங்க. நான் வந்து ஃப்ரஷரா இருக்கனோ இல்லையோ அவரு என்னை விட 10 மடங்கு ஃப்ரஷரா இருந்தாரு. அவரு அந்த மொமெண்ட்ட வந்து ரியலைஸ் பண்ணாரா என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் கேட்கல. ஏன்னா நான் கேட்கல அப்போ எப்டி இருந்துச்சுன்னு. ஏனா வந்து அப்போ அவரே சொல்லியிருந்தாரு "எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இந்த மாரி இந்த வேலை. ஏனா, நான் தான் எடுத்து பண்றேன் அப்போ யாருமே இல்ல எனக்கு" அப்டிங்கிற மாரி அவரு சொல்லியிருந்தாரு. அப்புறம் அவரு வேட்டி வேற கொஞ்சம் அ இதுவா இருந்தது. அது வேற அவருக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. அதுக்கு அப்புறம் வந்து கேமரா மேன் தான் சொல்லிட்டே இருந்தாங்க. அ ''முத்தம் குடுங்க, முத்தம் குடுங்க'' அப்டின் சொல்லி. ஏனா, அந்த மொமெண்ட்ல வந்து யாருக்கும் எதும் தெரியாது இல்லையா? அதே மாரி தான் அவரு அந்த பிரஷர்லேயே இருந்தாரு. அதுக்கு அப்புறம் அவரு தாலி கட்னோனே வந்து கொஞ்சம் கூல்லானாரு. அவ்வளோதான் அந்த அவரோட முகத்திலேயே நான் பார்த்தது.
ஏன் அப்டி சொல்றீங்க? சரிங்க. ஐயோ, பாவங்க. அ. சரிங்க. ம். சரிங்க. ம், ம், ம். பரவால. இப்போ நீங்க இப்போ நிறைய விஷயங்கள் அந்த கல்யாணத்த அப்ப நடந்திருக்கும். இருந்தாலும் நீங்க அந்த நாள்ல போயிட்டு இந்த விஷயத்த அந்த கல்யாணத்து டைம்ல நான் மாத்துவேன் அப்டின்னா, நீங்க எந்தந்த விஷயத்த மாத்தணும்னு நெனைக்கிறீங்க?
நிச்சியமாங்க. கண்டிப்பாங்க, ரொம்ப அழகான விஷயம். அதாவது ரொம்ப நிம்மதியா பீஸா வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் நடை நடக்கணும் அப்டிங்கிறதுக்காக அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்ட தூக்கிருவேங்க. தூக்கி வேற மேக்கப் ஆர்டிஸ்ட்ட தூக்கி முன்னாடியே ரெடியாகி அ சில நறைய புகைப்படங்கள்லாம் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ரிலாக்ஸா உட்காந்துருப்பேன். இந்த மாரி விஷயங்கள் நடந்திருக்குங்க அந்த ஐயரியும் தூக்கிருப்பேங்க.
சரிங்க, கண்டிப்பா. முக்கியமான விஷயம்னா அது. ம். ம். சரிங்க. <laughs> கண்டிப்பாங்க. அ அந்த இடம் அந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா இருந்துச்சா ஓரளவுக்கு சௌகரியமா?